உங்களுக்கு வர்ற அந்த வெ விளம்பரங்கள் இருக்கு இல்லயா உங்க கைபேசியிலேயோ இல்ல நீங்க உங்க அ கணினியிலேயோ நீங்க வந்து ஒரு இணையதளம் போகிறீங்கன்னா அதில வந்து அந்த விளம்பரங்கள்ன்னு வரும் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா நீங்க போய்ட்டு இப்ப புதுசா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு. உங்களோட ஆர்வம் எது மேல் காமிச்சுருக்கீங்கற அதைப் பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளம்பரங்கள்ல உங்களுக்கு வந்து காட்டுவாங்க.
ஆமா. புரியுது ஆமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, <inhales> என்னடா இது நம்ம இப்ப பேசிட்டு தான இருந்தோம். இப்போ பார்த்துட்டு தானே இருந்தோம். திடீர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் புல்லா அதுவே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாவே வரும்.
ஆமா. அதுதான் இந்த டேட்டா ன்றது, டேட்டா கலெக்ஷன் றது வந்து அது தான்ங்க.
நிச்சயமா, நிச்சயமா இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
தகவல வந்து அவுங்க சேக தகவல் சேகரிப்புன்றது அது தான். அந்த தகவல சேகரிச்சு அது அத வந்து அந்த அல்கோரித்ம் அல்காரிதம் ன்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து புகுத்தி அத பே வச்சு உங்களுக்கான தனித்துவமான ஒரு ஆர்வங்கள் எதில இருக்குன்றத பார்த்து எல்லா ஒரு வியாபார ஒரு யுக்தி தான்னு வச்சுக்கங்களேன்.
ஆ. யுத்தி, ஆ புரியுது, புரியுது.
இது நீங்க வந்து அதுனா ஆசைப்படுவீங்க இல்லையா? இது இவ்வளவு சீப்பா கெடைக்குது அப்படின்ற போது நம்ம வந்து அதுக்கு ஆசைப்படுவோம். ஒன்னுமே இல்ல. நீங்க swiggyல ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஆ ஒன்னுமே இல்லை. பானி பூரி ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுகங்களேன். அது வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்த தடவ போகும்போது உங்களுக்கு அவ அவனே வந்து சொல்வான். இது பேல் பூரி இருக்கு. இந்த கடையில் வந்து இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்வான். புரியுதுங்களா?
நிச்சயமா. ம். ஆமா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன்னே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். <inhales> இப்போ உனக்கு பசிக்கிது தான, அப்ப நீ இந்த பிரியாணி சாப்பிடு. இது உனக்கு பிடிக்கும் தானே.
ஆமா. ஆமா. அது வந்து காரணம் நம்ல நாம முன்னாடி வாங்குனத வச்சு நம்மல வந்து அந்த அந்த பேட்டர்ன வச்சு தான் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க.

புரியிதுங்கிளா? கத்துக்கும் அது. அதாவது அதுதா வந்து இந்த ஏஐ உடைய டீ டீச்சிங்னு சொல்வாங்க. அது அந்த டேட்டா அப்படினு சொல்ற அந்த ய ஒரு விஷயம் இல்லை என்றால் இல்லைனாக்கவே வந்து ரொம்ப கஷ்டம். ஏஐகால பதிலே சொல்ல முடியாது.
அப்டிங்களா? விஷயத்த வந்து உள்வாங்கிக்கும். புரியுது புரியுது. அதாவது ஆ சொல்லுங்க.
இப்ப நாம வந்து 1 பிளஸ் 1 2 அப்படின்ற அந்த இன் அந்த ஒரு த தகவல வந்து அந்த ஏஐ வந்து கத்துக்குடுத்தா தான் அது 1 பிளஸ் 1 2ன்னு சொல்லும். அந்த மாதிரிதான். அதுக் கத்துக் குடுக்கறதும் நாமதான்.
அதாவது நீங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொழந்தைக்கு எப்படி வந்து ஊட்டி வளப்போமோ, அதேபோல அந்த ஏஐ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன, சின்ன விஷயத்திலருந்து எல்லாமே நம்பளா வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேட்டான்ற ஒரு விஷயத்த ஊட்டி வளர்க்கிறோம்.
ஆமாங்க, ஆமாங்க. அதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். அதுதா உண்மையான விஷயம். அதனால அந்த சமையல்ல இருந்து <snorts> நீங்க சொல்ற மாரி எல்லாத்துக்கு அது வந்து அதால பதில் சொல்ல முடியுது. அதத் தவிர இப்போ இருக்க
நிச்சயமா. ம். ஆமா. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்டினா, இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கனா நீங்க சொல்றா போல வந்து பார்த்தீங்கனா, அட்வான்ஸா வந்து நெறைய வந்து பார்த்தீங்கனா, அதுக்கு நம்ப வந்து ப பயன்பாட்டா இருக்கட்டும் நெறைய விஷயங்கள் வந்து நமக்கே வந்து பார்த்தீங்கனா, அ அது ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தமா இதுவாகவே அங்கமாகவே மாறிருச்சு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த மனிதர்களுக்கு ஆமா ஆமா. கண்டிப்பா அப்படி இருக்கிற பட்சத்தில அ எல்லா விஷயமும் அதுவும் கத்து குடுத்துட்டோம் அப்படினா அந்த மனிதர்களுக்கு வேலை இருக்குமா? இருக்காதா?
சொல்லுங்க. மாறிக்கிட்டே வருதுங்க. உன்னும் முழுசா வரல. அங்கமா மாறிக்கிட்டு வருது. என்ன இருந்தாலுமே கடசி அ ஒரு இது பார்த்தீங்கனு வச்சுகீங்களேன். என்ன தா வந்து ஒரு மிசின் இருந்தா கூட அந்த மனிசன் வந்து அத சரியா தவறானு நாம வந்து முடிவு பண்ணனு இல்லையா?